இப்போ பொதுவாவே உடல்ல வந்து நீர், இது பார்த்தீங்கன்னா, டாக்டர் வந்து பரிந்துரை எதனா 1 நோய் இதுவா இருந்தாலும் சரி, "தண்ணி ஒழுங்கா குடிமா. அப்ப தான் உடம்பு நல்லாருக்கும். ஆரோக்கியமா இருக்கும்." எதுக்குனாலும், வயிற்று வலியா இருந்தாலும், தண்ணி குடி. உடம்பில எதனா வேற எதனா பிரச்சனையா இருந்தாலும் தண்ணி குடி. லோ பி.பி. யா தண்ணி குடி. என்னோட அம்மா இதுவுக்கு இதுதான் பண்ணீட்டே இருப்பாங்க. சொல்லீட்டே இருப்பாங்க அடிக்கடி. "தண்ணிக்கு தண்ணி எவ்வளவு குடிக்கிறோமோ, அந்த அளவுக்கு உடல் நல்லா இருக்கும். உடல் சீரா இருக்கும். ஒரு நாளைக்கு வந்து 3 4 லிட்டர் குடி." அப்படிலாம் சொல்லும்போது, "ஏம்மா, விட்டா வந்து தண்ணிலயே நான் வந்து பிறந்து வளர்ந்துடணும் போலயே! மீனா ஆயிறவா பேசாம?" அப்படிலாம் சொல்லி நான் க கலாய்ச்சிருக்கேன், என்னோட அம்மாவ. "இந்த உடல்ல வந்து, நீர் வந்து எவ்வளோ முக்கியத்துவம்?" அப்படின்ட்டு நீங்க என்ன நெனைக்கிறீங்க? உங்களுக்கு எதனா இந்த ஹெல்த் பிரச்சன அது போல வரும் போது, டாக்டர் எதனா பரிந்துரை பண்ணியிருக்காரா?
அ. சரி. கண்டிப்பாங்க. அதாவது எனக்கு அ இதுல வந்து நெறைய அனுபவம் இருக்கு. என்னோட உடலே ஒரு சான்றுன்னு சொல்லலாம், அந்த அளவுக்கு. அ என்னோடது வந்து இந்த நெறைய வந்து உடல் வகைகள வந்து மனித உட உறு வகைகளை வந்து பிரிப்பாங்க. அவங்களோட அந்த பித்தம், அது, சூடு, அப்படின்ல்லாம் பி சொல்லுவாங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா, என்னோட உடம்பு வந்து இந்த சூ வெப்பமான உடம்புன்னு சொல்வாங்க. எ என் அதாவது எனக்கு நான் டாக்டர் சொன்ன விஷயத்தில நான் சொல்றேன். எனக்கு பார்த்தீங்கன்னா, என் உடம்பு எப்பவுமே ஹீட்டா இருக்கும். அதாவது நான் வந்து ஒரு குளிர் காலத்துல இருந்தாலுமே, எனக்கு டக்குனு அந்த குளிர் வந்து தாக்கம் எனக்கு வந்து, அவ்வளோ சீக்கிரம் வந்து பாதிப்ப ஏற்படுத்தாது. ஆனா, இதே வெயில் காலத்தில பார்த்தீங்கன்னா, அப்படியே ஆப்போசிட்டுங்க. என்னால ஒ ரொம்ப வெயில்ல வந்து எனக்கு உடம்பு தாங்காதுங்க. தாங்காதுன்னா, உடனே வேர்த்து பயங்கரமா ஊத்திரும். அதாவது சில பேருக்கு மா ஒரு மாரி டென்ஷன் ஆனா வேர்க்கும் பார்த்தீங்களா?
ஆமா. ஆமா.
அப்பிடியே முத்து முத்தா வேர்க்கிறதுன்னு சொல்வாங்க. அவுங்களப் பார்த்தா படபடப்போட இருப்பாங்க. பிபி வந்தவங்கல்லாம் இருப்பாங்க பாருங்க. நார்மலாவே எனக்கு இந்த வெயில் காலத்தில பார்த்தீங்கன்னா, எனக்கு அப்படியே சட்டையெல்லாம் தொப்ப தொப்பையா நனஞ்சிரும். அந்த அளவுக்கு எனக்கு பயங்கரமா வியர்க்குங்க.
ஆமா. அச்சச்சோ! அப்பிடி இருக்கும்போது எப்பிடி அத சமாளிப்பீங்க? ஏன்னா சில பேருக்கு நான் பார்த்துருக்கேன். உள்ளங்கையிலேருந்து, கால் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்லாவே வேர்க்கும். அவங்களால எழுதவும் முடியாது. எதுக்கு வியர்க்குது? ஏ ஏன் வியர்க்குதுண்ட்டு தெரியாது. நானும் சில பேர் பார்க்கும்போது, அவுங்க கை எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஈரப்பதமாவே இருக்கும்.
ஆ. ம். ம். ஆமாங்க. இது நானும் நிறைய தடவ அ எனக்கு அந்தமாரி இந்த உள்ளங்கைல உள்ளங்கால்ல கூட வியர்க்குங்க. இந்த ஷூம்லாம் போடுகிறாகள்ல. ரொம்ப அங்க வந்து இல்லாதவங்க சில பேருக்குல்லாம் வந்து உள்ளங்கால் கூட வியர்க்கும். ஆனா, உள்ளங்கால் மேக்ஸிமம் யா நிறைய பேத்துக்கு வியர்க்கவே வியர்க்காது. ஆனா, நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா உள்ளம் காலும் வியர்க்கும். அது ஒரு சில பேத்துக்கு அந்த உடல்நிலை அந்தமாரி இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனா, எனக்கு பார்த்தீங்கன்னா, எனக்கு இப்ப ஆரம்பத்தில பார்த்தீங்கன்னா என்னடா இது நம்ம ஒன்னும் இல்லங்க ஸ்கூல் படிக்கும் படிக்கிற காலத்திலேயே இப்ப கோடை காலத்தில நான் வந்து பள்ளியில உட்காந்திருக்கணா வச்சிக்கங்களேன், ஆ அப்பல்லாம் வந்து அந்த நான் நான் படிச்ச காலத்தில அரசுப் பள்ளியில எல்லாம் ஃபேன்ல்லாம் கிடையாதுங்க.
ஆமா.
ஃபேன்லாம் இல்லாம இருக்க இருந்ததுனால பார்த்தீங்கன்னா, ஆ வை இந்த வே வேர்க்கும். அப்படிலாம் பார்த்தீங்கன்னா, என் சட்ட அப்படியே தொப்ப தொப்ப நனஞ்சுலாம் போன இதெல்லாம் உண்டு. எங்க பக்கத்தில இருக்கிற பசங்கள்லாம் கேட்பாங்க, "என்னடா உனக்கு இப்படி வேர்க்குது?" அப்படிங்கிற மாரி. எனக்கு அப்போ வந்துலாம் ஒரு வெறுப்பா இருக்கும். என்னடா நமக்கு மட்டும் இப்படிலாம் வேர்க்குது அப்படிங்கிற மாரி.
அப்டீங்களா!
அதே மாரி, இந்த ம் ஒரு நம்ம சின்ன வயசுல விளையாடல்லாம் போவோம்ல்லங்க கிரவுண்ட்ல.
ஆமா.
அந்த மாதிரி வந்து க ஒரு கிரவுண்ட்ல விளையாட போனாலோ, அந்த மாதிரில்லாம் பண்ணா எனக்கு டக்குனு உடனே வேர்த்துரும். ஏ டிஷர்ட் புல்லா நனஞ்சுடுங்க. கல்ட்டி புளியற அளவுக்கு வேர்வை வந்துரும். அந்த அளவிற்கு வேர்க்கும் எனக்கு.
என்னங்க சொல்கிறீங்க? இந்த அளவுக்கு உடல்ல வந்து வியர்வைன்றது சொரக்குமா? ஏன்னா, மனித உடல்ல பார்த்தீங்கன்னா, அந்த நீர் சத்துங்கறது 60லருந்து 70 பெர்செண்டேஜ் இருக்கும். ஆனா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சும்மாவே அந்த வியர்வை சுரப்பி அதிகமா இருக்கு. இது வந்து டாக்டர்கிட்ட போய்ட்டு பார்த்தீங்களா?
அதான். ஆமாங்க. இல்ல நான் வந்து அத ஒரு பெரிசாவே கண்டுக்கலங்க. ஆனா எனக்கு அப்போ வந்து அது "என்னடா நமக்கு மட்டும் இப்படி வேர்க்கிறதே" அப்படின்னு நெனைச்சது உண்டு. ஆ இது வந்து பார்த்தீங்கன்னா, கோடை காலத்தில மட்டும் தான் எனக்கு இந்த மாதிரி ஆகும்ங்க.
புரியுது.
கோடை காலத்தில மட்டும் பயங்கரமா வியர்க்கும். ஆ ஏன்னா, நான் தண்ணீ நிறையா குடிப்பேங்க. கோடை காலத்திலல்லாம் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட அ ஒரு 6, 7 லிட்டர் குடி நார்மலா ஒரு 5 லிட்ரு குடிக்கலான்னா, நான் ஒரு 7 லிட்டர் பக்கம் குடிச்சிருவேங்க. ஏன்னா, தண்ணீ தாகம் எனக்கு அடங்கவே அடங்காது. தண்ணீக்கு ஒரு ஓரு 1 லிட்டர் கேனு ஃபுல்லா குடிச்சிருவேன். குடிச்சதுக்கப்பறம் பார்த்தீங்கன்னா, ஒரு 1/2 மணி நேரத்தில தாகம் எடுக்க ஆரம்பிச்சிருங்க. அந்த மாதிரி வந்து பயங்கர தாகம் இருக்கும் எனக்கு. உடனே அந்த இத வறட்டு ஒரு வறட்சி தன்மைன்னு சொல்வாங்க தெரியுங்களா?
ஆமா. தண்ணீ குடிச்சாலும் தண்ணீ குடிச்ச போலவே உணர்வு ஏற்படாது. மீண்டும் மீண்டும் அந்த தண்ணீன்ற ஒரு விஷயம் குடிக்கிற போலவே இருக்கும்.
ஆ. ஆமாங்க. அந்த மாதிரி வந்து இருக்குங்க. ஒரு ஸ் ஒரு டைம் எனக்கு ஏ என்னோட லைஃப்ல நடந்த விஷயம். நான் வந்து ஒரு கிரிக்கெட் கிரவுண்டுல விளையாண்டுட்டு இருக்கப்ப நம்ம இந்த ஆ எப்படி சொல்றதுன்னா, அந்த நி நிலம் சம்மந்தமா வந்து அளவு கல்லாம் ஊணி வச்சிருப்பாங்க தெரியுங்களா? பிளாட் போடுறதுக்கு கல் எல்லாம் வந்து ஊணி வச்சிருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு, 1 அடி மட்டும் மேல இருக்கிற மாரி கல் எல்லாம் அங்க, அங்க. அந்த, அந்த பிளாட்ட ஒரு பெரிய நிலத்தில வந்து பிளாட்க்கு கல் ஊணி வச்சிருப்பாங்க.
அளவு. ஆமா. ஆமா. சரிங்க.
அந்த மாதிரி, அது எல்லாம் நாங்க கிரிக்கெட் விளாண்டுட்ருக்கப்ப ஒரு தடவ கேட்ச் பிடிக்கப் போறப்போ பின்னாடி பார்க்காமயே போய்ட்டிருக்கப்ப, ஒரு கல்லு வந்து என் கால்ல பயங்கரமாக கிழிச்சுருச்சுங்க. பயங்கர இரத்தம்.
அ.
பயங்கர ரத்தம். பக்கத்துல இருக்க பசங்கள்ல்லாம் "என்னடா இப்படி இரத்தம் வருது? இவ்வளவு ப் ஆழமா கிழிச்சிசுருச்சு?" அப்படின்டு உடனே அ, 2 வீலர எடுத்துட்டு வந்து பக்கத்துல இருக்க, ஒரு லோக்கல் க்ளினிக்குன்னு சொல்ற அந்த கிராமந்தான். அங்க வந்து இந்த சித்த மருத்துவ மருத்துவர் ஒருத்தருங்க. அவரு வந்து, "தையல் போடணும்பா இது. தையல் போட்டா தான் ஏன்னா, ஆழமா இருக்குது. தையல் போடணும்", அப்படின்னாரு. அவரு வந்து, அப்போ வந்து அதான் அவரு என்ன டாக்டருன்னே எனக்குத் தெரியல. என்னன்னா, இ இது மாதிரி தையல்லாம் போடுறதா இருந்தா, அந்த நமக்கு வந்து இந்த வலி தெரியாம இருக்கறதுக்கு ஒரு ஊசி போடுவாங்க. ஆனா, அவரு அந்த மாரி எந்த ஒரு ஊசியும் அவரு வந்து, எனக்கு போடலங்க. போடாம வலியோடையே வச்சு தைக்கிறாரு. எனக்காவ்
என்னது? ஐயோ! அச்சச்சோ!
அ. ஆமாங்க. எனக்கா வலி உயிர் போது. இந்த வலியோட சேர்த்து என் ஓ நான் போட்டிருந்த டிரெஸ்ஸெல்லாம் நனைஞ்சு வேர்வை என் மேல இருந்த வேர்வை ஊத்தி, நான் படுத்திருந்த ன் டேபிள்லருந்து தண்ணி கீழ போகுதுங்க. அவரு எனக்கு, "எந்த தம்பி, உனக்கு இவ்வளோ வேர்க்குது? என்ன உன் உடம்புவோட கண்டிஷன் வந்து இப்படி இருக்குது? நான் அதிசயமா இருக்கு. இவ்வளோல்லாம் வேர்க்கக்கூடாதே!" அப்படிங்கிற மாரி சொல்ல ஆரம்பிச்சாருங்க. எனக்கா தூக்கி வாரி போட்டுருச்சு. "அந்த அளவுக்கா வேர்க்குது! எனக்கு நார்மலாவே இப்படி தாங்க கோடை நாள்ல வேர்க்கும்" அப்படின்டு இருந்தேன் நானு. ஆனா, இப்போ வரைக்கும் நான் வந்து அத பத்தி நான் ஒரு கேர் பண்ணவே இல்லங்க. இப்பவும் பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த இப்ப இப் இப்ப வந்து குளிர்காலம் நடந்துக்கிட்டு இருக்குங்க.
அச்சச்சோ! அ. ஆமா.
எல்லாரும் பார்த்தீங்கன்னா, வந்து ஒ ஒரு சொட்டரு போடுறதா இருக்கட்டும், தலைக்கு இது போ நம்ம குல்லா போடுறதா இருக்கட்டும். அதெல்லாம் போடுவாங்க. எனக்கு அந்த மாரிலாம் ஒண்ணுமே நான் அதிகமா யூஸ் பண்ணவே மாட்டேங்க. ஏன்னா எனக்கு பார்த்தீங்கன்னா சில டைம் பார்த்தீங்கன்னா, கு எனக்கு குளிச்சுட்டு வந்தன்னா வச்சுக்கங்களேன், அப்படியே ஒரு குப்புன்னு ஒரு குப்புன்னு ஒரு வேர் வேர்க்குங்க. எனக்கு உடம்புல. குளிச்சிட்டு நான் வ வந்து குளிச்சிட்டு தொவட்டிட்டு நான் வந்தன்னா, எனக்கு அப்படியே ஒரு வேர் பயங்கரமா வேர்க்கும் அந் அந்த டைம்ல.
அனல் வந்து உஷ்ணமாயிரும் அதிகமா.
அந்த மாதிரி. ஆ! உடம்பில வந்து அதிகமா வெப்பம் இருக்குங்க.
புரியுது.
அது நல்லா தெரியுது. அதனால தான். அதாவது, நீருல வந்து நான் இந்த வெ குளிர்காலத்தில தண்ணிய அதிகமா குடிக்க மாட்டேங்க நானு. நம்ம தாகம் எடுத்தா குடிச்சிக்கலாம் அப்பிடீன்னு. ஆனா, கம்பல்சரி பார்த்தீங்கன்னா, ஒரு 2 2 1/2 லிட்டராவது தண்ணி கம்பல்சரி குடிக்கணுங்க. குடிச்சாதான் உடம்புக்கு தே சீரான இயக்கம் இருக்கும் உடம்புல. நம்ம தண்ணி குடிக்கலன்னா வந்து, அது வந்து உடம்புல இருக்க உஷ்ணம் இன்னும் அதிகமா தான் ஆகும்.
ஆமா. நிச்சயமா.
அப்டி ஆகும்போது. அதனோட பக்க விளைவுகள் நிறைய இருக்குங்க. பார்த்தீங்கனா கண்ணு எரிச்சல் வரும், முடி உதிர்தல் வரும் தலையில. தூக்கமின்மை எல்லாத்துக்குமே. உடம் அதாவது உடம்போட உ ஆ வெப்பத்த வந்து நம்ம சீரா எப்பொழுதுமே பராமரிக்கனுங்க. இல்லீனா வந்து ஏகப்பட்ட அந்த சின்ன சின்ன வியாதிகள்ல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இது வந்து என்னோட அனுபவத்துல நான் கத்துகிட்டதுங்க.
நிச்சயமா. அதேபோல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேரு. அந்த தண்ணீர்ன்ற ஒரு விஷயம் வந்து அதிகமா எடுக்காம இருக்கிறனால, இந்த கல் ப்ராப்ளம் வரும். எனக்கே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டோன் ப்ராப்ளம் இருக்கு. இந்த வயசுலயே. அப்டி இருக்கும்போது எனக்கு 17 வயசுல ஆரம்பிச்சது, இப்ப வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டோன் ப்ராப்ளம் வந்து இருக்கு. எதனால கேட்டீங்கன்னா, அந்த தண்ணீர் வந்து அதி ஆமா. அதிகமா குடிக்காததுனால ஒரு காரணமும் அந்த இது சொல்வாங்கல்ல, யூரின் வந்து பார்த்தீங்கன்னா போகாத ஏனா, எங்களோட பள்ளியில வந்து பார்த்தீங்கனா அந்த வசதி வந்து பார்த்தீங்கன்னா என்னடா இது அப்டின்ட்டு அச்சுறுத்தல போல இருக்கும். அந்த இடமே. அதனால வந்து ஆமா, அப்டி இருக்கும்போது, நம்ம இது பண்ணும்போது நம்மளோட உடல்லே வந்து இதுபோல விஷயங்கள்லாம் ஏற்படுது அப்டின்னும்போது எனக்கே ஆச்சரியமா இருந்துது. ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது. இந்த கல் ப்ராப்ளம் வந்து ஆரம்பிச்சிருக்கு, இருக்கு. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உடனே வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கறோம். இல்லனா நீங்க வந்து ஆப்ரேஷன் பண்றா போல தான் இருக்கும். அப்டின்ட்டு பயமுறுத்தி வச்சிட்டாங்க. அப்டி இருக்கும்போது தான் தெரிஞ்சுது. அந்த நீருன்றத்து எவ்ளோ முக்கியம் அப்டின்ட்டு. ஒரு விஷயமே எனக்கு உணர்ந்தது அப்பதான். கல் ரொம்ப வலிக்கும். பயங்கரமா வலிக்கும்.
ஆ. தண்ணீ வந்து. அத் ம். ம். ஒரு சுத்தமா இல்லாம இருக்கும். ம். கண்டிப்பா, கண்டிப்பா, கண்டிப்பா. ஏனா, இப்ப நீங்க சொல்கிறீங்கள இல்ல. இது எனக்குமே வந்து அனுபவம். என்னனா, எனக்கு வந்து அ வியர்வை சுரப்பி அதிகமா சுரந்ததனால. எனக்கு வந்து அந்த வெ கல் பிரச்சன வந்து எனக்கு வரல. சில பேருக்கு எல்லாம் அதிகமா வியர்க்காது. ஆனா, அவங்க தண்ணீ குடிக்கலனா, கண்டிப்பா இந்த சிறுநீர் ப்ராப்ளம் அந்த கல் வரும் கல்ருக்கு பாருங்க. அதெல்லாம் வந்து வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம். எனக்கு ஏதோ அ இந்த எனக்கு ஒரு நல்லதுலியும் கெட்டதுனு சொல்வாங்க பாருங்க. அந்த மாரி எனக்கு இந்த அ ஏனா நம்ம ப் சிறுநீர்ங்றது, நம்மளோட கழிவ வெளியேற்றுது தாங்க. நம்ம தண்ணீ குடிக்கறது எல்லாமே உடலுக்கு தேவையான சத்து. அதுல, தேவையான அந்த அ சத்துக்களும் இருக்கு. அது இல்லாம, கழிவுகள பிரிச்சு வெளியேற்றது தாங்க. அத நம்ம வந்து சீரா எப்பொழுதுமே அத வந்து நம்ம வந்து. ஆ ஒரு சின்ன நமக்கு ஒரு அறிகுறி வந்தாலும் நம்ம டாக்டர் அ போய் அணுகி, அத வந்து எப்டி வந்து எனக்கு இந்த மாரி அறிகுறிகள்லாம் இருக்கு. என்னன்னு நம்ம வந்து கம்பல்சரி வந்து டாக்டர் அ போய் பார்க்கணும். ஏனா, நம்ம உயிர் வாழ்றதுக்கு சிறுநீரும் ரொம்ப ரொம்ப முக்கியங்க.
கண்டிப்பா, கண்டிப்பா.
ஏனா, இளம் வயதுல நமக்கு அது அதோட பெரிய பாதிப்பும் தெரியாது. அப்டியே கல்லு வந்தாலும், நம்ம வந்து அதுக்கு தேவையான ட்ரீட்மென்ட் எடுப்போம் இல்ல, அறுவை சிகிச்சை பண்ணுவோன்று இருப்போம். ஆனா, இது பிற்காலத்துல வந்து நம்மள பயங்கரமா பாதிக்குங்க. ஏனா, ஒரு 40 வயது எல்லாம் தாண்டிட்டோம்னா, நமக்கு வந்து ரொம்ப அந்த, இப்போ எல்லாம் நான் கேள்விப்பட்டது இந்த டயாலிசிஸ் எல்லாம் சொல்றாங்க பாருங்க. அதெல்லாம் சில பேர்லாம் 15 நாளைக்கு ஒரு தடவ போய். மருத்துவமனையில போய் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும். இல்லனா, அவங்களால உயிர் வாழ முடியாது. அப்டிங்கிறதலாம் கேட்கும்போதே நமக்கு அப்டியே ஒரு மாரி பயம் வருது. நம்ம எந்த அளவுக்கு வந்து நம்ம அசால்ட்ஆ இருக்கறோம். ஆனா, தண்ணீயோட அரும வந்து அந்த மாரி வியாதி வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு அது புரிய வரும்.
அது வ அ ஆமாங்க. கண்டிப்பாங்க. ஏன்னா நீங்க சொன்னது பார்த்தீங்கன்னா ஒரு முற்றிலும் சரி. சிறு வயதுல வந்து அந்த அளவுக்கு தெரியாது. ஆனா போக போக, வயதாக வயதாக பார்த்தீங்கன்னா, நமக்குள்ளே நெறைய மாற்றங்கள் ஏற்படும். அந்த வலியா இருக்கட்டும், உடல் சோர்வா இருக்கட்டும். சில பேர் வந்து தண்ணி ஆ நானும் நெறைய பேர் பார்த்துருக்கேன். இந்த மாலை வந்து பார்த்தீங்கன்னா, வாக்கிங் போய்ட்டு வரும்போது, அந்த இளநீர் குடிப்பாங்க. இந்த உடல் உஷ்ணத்தை வந்து பார்த்தீங்கன்னா தவிர்க்கும். தேங்காய் பால் குடிப்பாங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வெயில் காலத்தில குடிக்கும்போது, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா உடல் வந்து சீரா இருக்கும். எந்த அளவுக்குன்னா, நம்ப தண்ணீர் குடிச்ச ஒரு உணர்வும் சரி ஒரு உஷ்ணம் அதிகமா ஏற்படாது. அதனால வந்து பாடியில வந்து இந்த நீர்ச்சத்து இருக்கும். இதுலயே வந்து பார்த்தீங்கன்னா, நீர்ச்சத்து வந்து பார்த்தீங்கன்னா, இது மூலியமா கூட இல்ல. இந்த வாட்டர்மிலன் சாப்பிடுறத்தா இருக்கட்டும். இதுக்கப்புறம் இந்த சொரைக்கா, அதுக்கடுத்து அ. அ.
ம். ஆமாங்க, ஆமாங்க. ம். ம். ஆமாங்க. அதத் அதத்தான் நான் சொல்ல வந்தேன். அதாவது எனக்கு வந்து, இந்த சொரைக்கா வந்து நான் அதிகமா சாப்பிடுவேங்க. சொரைக்கா இந்த வாழைத்தண்டு இருக்கு பாருங்க. அதெல்லாம் சிறுநீரகத்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. நான் வந்து சிறு வயதிலருந்தே, எனக்கு எங்க அம்மா வந்து அந்த வாழைத்தண்டுலாம் வாரத்துக்கு 2 நாள் செஞ்சிருவாங்க. கூட்டு செஞ்சுருவாங்க. அப்படிங்கறப்ப எனக்கு வாழைத்தண்டு ரொம்ப புடிக்கும். அதே மாரி இந்த சுரைக்கா. அது இல்லாம பார்த்தீங்கன்னா, இந்த முலாம்பழம் ஜூஸுன்னு சொல்லுவாங்க. இந்த கோடை காலத்தில மட்டும் அது கெடைக்கும். முலாம்பழம் ஜூஸுன்ட்டு. அதெல்லாம் வந்து அவ்வளோ நல்லதுங்க. ஏன்னா, நம்ம தாகத்துக்கும் நல்லது. குளிர்ச்சி உடம்பை குளிர்ச்சியா வைக்கிறது. இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. ஆனா பழங்காலத்தில இது எல்லாத்துக்கும் ஒரு ஒரு நல்ல ஒரு விஷயம் இருந்ததுச்சுங்க. என்னன்னா வாரா வாரம் எண்ண தேய்ச்சி குளிக்கிறதுன்னு ஒண்ணு இருந்துச்சு. உடலோட வெப்பநிலைய சீரா வச்சுக்கிறதுக்கு. ஆனா இப்ப யாருங்க பண்ணுறா அதெல்லாம். அதனால தான், அதாவது
ஆமாமா. நிச்சயமா. முலாம்பழம். கண்டிப்பா. இப்ப எல்லாம் தீபாவளிக்கு மட்டுதாங்க பண்றாங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை தான் நான் எண்ணெய் தேய்ச்சு குளிப்பேன், அப்படின்ட்டு ஒரு இது இருக்கு. கேட்டா தீபாவளி அன்னைக்கு தான் அந்த எண்ணெய் தேய்ச்சு, அந்த நல்லெண்ணெய் 3 எண்ணையும் சேர்த்து ஏன்னா உ உடல்ல இருக்க உஷ்ணத்த போக்கறதுக்கு தான் அந்த எண்ணெய் தேய்ச்சி குளிக்கறத்து. உடலுக்கும் நல்லது அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஆனா இப்ப எல் யாரும் வந்து அந்த அளவுக்கு பண்ண மாட்டாங்க. கிராமப்புறத்துல வந்து நானும் பார்த்துருக்கேன். இப்ப வரைக்கும் பண்றாங்க. வாரத்துக்கு 1 முறையாச்சும் பண்றாங்க. ஆனா நம்ப வந்து சிட்டில இருக்கவங்களும் சரி, அந்த எதோ நகர் அ டவுன்ல இருக்கவரும் சரி, நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பண்டிகை அதுவும் அந்த தீபாவளிய மட்டுந்தான்.
ஆ ஆமாங்க. ஆமாங்க, ஆமாங்க. ம். ஆனா இப்போ இதில பார்த்தீங்கன்னா ஒண்ணு, இந்த நகரப்புறங்கள்ல இருக்கவங்கல்லாம் பார்த்தீங்கன்னா, வெளிப்புற தோற்றம். அதாவது ஜிம்முக்கு போய் வந்து, நல்ல ஒரு மெயின்டெயின் பண்றோம். அந்த மாரி விஷயங்கள்ல தான் முன்னுரிமை கொடுக்கிறாங்களே ஒழிய, உள் உறுப்புக்களுக்கு என்ன தேவை? அந்த மாரி வந்து சத்தான உணவுகள் என்ன சாப்பிடணும். நீர் நீர் ஆகாரமா சாப்பிடுறதுல இருந்து. ஏன்னா, அ நகரங்கள்ல வந்து வந்து அதிக வாகனங்கள்லாம் போறதுனால வெப்பம் அதிகமா இருக்கும். அந்த மாரி இடத்துல பாத்தீங்கன்னா, நம்ம குளிர்ச்சியான உணவுகள எடுத்துக்கணும். அ நம்மளோட இத நம்ம தான் வந்து உடலை வந்து, நம்ம தான் சீரமைச்சு பாதுகாக்கணும் நம்ம உடம்பை. ஆனா அதுலலாம் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து நம்ம வேலைப்பளு காரணமாவோ, இல்ல மன அழுத்தம் காரணமாவோ, நம்ம அதுலலாம் அக்கறைய செலுத்துறத கொஞ்சம் கொஞ்சமா நம்ம தவிர்த்துட்டு வறோம்ன்னு நெனைக்கிறேன். ஆனா, அது ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேல பயங்கர தாக்கத்த ஏற்படுத்தும். அதெல்லாம் நம்ம வந்து நல்லபடியா பார்த்துக்கிட்டா தான் நம்ம உடம்பு ஒரு சொத்து மாரி. ஆனா நமக்கு என்ன தான் வ பணம், காசு இருந்தாலும், உடல் ஆரோக்கியமா இருந்தா தான் நம்மளால நிம்மதியா இருக்க முடியுங்க.
ஆ, சொல்லுங்க. ஆமா. கண்டிப்பா. நிச்சயமாங்க. ஏன்னா நீங்க சொன்னது பார்த்தீங்கன்னா, ஒரு முற்றிலும் சரியான ஒரு விஷயம். சிறு வயதில நம்மளுக்கு எதுவுமே தெரியாது. ஆனா போக, போக தான் தெரியுன்டு சொல்லுவாங்க இல்லயா? நம்ம உடல்ல இருக்க நீர் வந்து சரிசமமா வந்து நம்ம தான் பார்த்துக்கணும். நம்மளுக்கு தண்ணீ தாகம் எடுக்குது. இப்ப வந்து குளிர்காலம் தான் இருந்தாலும் அந்த தண்ணீர் ஒரு விஷயம் குடிச்சே ஆகும். நம்மளுக்கு வந்து தெரியாது தாகம் எடுக்கல அப்பிடின்ட்டு. ஆனா, உடல்ல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த நீர்ச்சத்து இருந்துகிட்டே இருக்கணும். எதனா ஒரு விஷயம். அந்த காய்கறியும் சரி, பழத்துலயும் சரி, அந்த நீர்ச்சத்து ஆகாரத்த நம்ம சாப்பிடும் பொழுது அது நம்ம உடல்ல வந்து ஏத்துக்கும். அதுக்கு ஏத்தாப்போல நம்ம உடலும் வந்து பார்த்தீங்கன்னா உற்சாகமாவும், ஆக்டிவா வும் இருக்குன்று சொல்றது உண்மை. கண்டிப்பா உங்களோட பதிவு ரொம்ப அழகாவே இருந்தது. உங்க சின்ன வயதிலேருந்து சரி, இப்ப வரைக்கும் சரி, என்னென்ன பண்ணுவீங்க, என்னென்ன நடந்தது அப்பிடின்ட்டு ஒரு விஷயத்த வந்து அழகாவே அழகா பதி பதிய வச்சிங்க எனக்கு. நிறையவே நானும் கத்து என்னடா! இது இந்த போல வந்து வியர்வையெல்லாம் வருமா! இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா, அதுக்கு ஏத்த வந்து பார்த்தீங்கன்னா, நீங்களும் வந்து அந்த தண்ணீர்ன்ற ஒரு விஷயம் வந்து கோடை காலத்தில அதிகமாவே வந்து அ உட்கொள்றீங்க. உள்ளே அதிகமா சேர்க்கிறீங்க. ரொம்பவே அழகு. இதே போல இது பண்ணுங்க. கண்டிப்பா உடலும் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல சீராக ஏற்படும். உங்கக்கூட பேசுனதுல மிக்க மகிழ்ச்சி. மீண்டும் சந்திக்கலாங்க.
ஆமாங்க. ம். ஆமாங்க. ஆமாங்க. கண்டிப்பா, கண்டிப்பா. <laughs> ஆமாங்க. ம். நன்றிங்க.